பாப்பா மறுபடியும் ஆரம்பிச்சுச்சு மொதல்லருந்து. அது எப்படி நீ வந்து அ வீட்ல இந்த வீட்டுக்கு மழ பெய்யும் <laughs> மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு வர வச்சு, அவங்க அப்பா அந்த பக்கெட்ட தூக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அந்த பாப்பா அது வரைக்கும் உட்காந்துருச்சு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ச. வீட்டுக்கு வரமாட்டேன்னு உட்காந்துருச்சு. அ அம்மா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு. அ அ மேடம் இந்த மாரி பாருங்க வீட்ல இருக்க எல்லா பக்கெட்டையும் எடுத்து வச்சு எனக்கு செடிய வளர்க்கன்னும்னு சொல்லிட்டா, கொஞ்சம் தயவு செஞ்சு எங்க வீட்ல நம்ப. பால்கனில தான் நாங்க வளர்க்க முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு அவகிட்ட சொல்லுங்க. வாழ்க்கையில எடம் கூட கெடையாது எனக்கு. அப்புறம் அவள உட்கார வச்சு, நீ அப்புறமா கொஞ்சம் பெரிய பாப்பா வாண உடனே நீ வளர்த்துக்கலாம். அதுவரைக்கும் போதும். இந்த ஒரு பக்கெட் மண்ணு மட்டும் போதும் இந்த பக்கெட் செடி மட்டும் போதும் அப்படின்னு நான் சொன்ன உடனே. நெஜமா தான் சொல்றீங்களா? அப்டினா எங்க வீட்டுக்கு மழை வருமா? அப்படின்னுச்சு. கண்டிப்பா உனக்கு மழை வரும் கண்டிப்பா அப்டின்னு சொன்ன வுடனே அடுத்த நாள் எதேச்சியா மழையும் வந்துருச்சு. வந்து அந்த பாப்பா என்கிட்ட சொல்லுது. நீங்க சொன்னதுனால தான் மழ வந்துருச்சு. நல்லதா போச்சு. நல்ல வேல. வேற செடி வளர்க்கல. அங்கெல்லாம் அந்த பாப்பா ரொம்ப தெளிவாயிடுச்சு.
அச்சச்சோ! <inhales> ஆ. பாவம்ங்க. அப்பா சரியான பொண்ணா இருக்குங்க. அச்சச்சோ! ஐயயோ <laughs> ஆ. ஆ. <laughs> சிறப்பு. ஓ! <laughs> ம், ம். ஐயோ! ஆனா உண்மையாவே உங்களுக்கு தாங்க பெரிய பாராட்டணும். ஏன்னா, எல்லாத்துனாலயும் இப்படி ஒருல்லாம் வந்து ரொம்ப அமைதியாலாம் டீல் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப அழகா ஒரு டீச்சரா இருந்து ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்கீங்க. அவுங்க அம்மானாலேயே முடியல ஆனா நீங்க பண்ணியிருக்கீங்க.
கண்டிப்பா. ஏன்னா, அந்த பசுமரத்து ஆணியில பதிஞ்ச மாரி அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லித் தர்றோம் அப்படிங்கிறது தான். அவவுங்களோட வாழ்நாள் முழுக்க வரும். அந்த குழந்தைய பொறுத்தவரைக்கும் மரம் வெட்டக்கூடாது. செடி வளர்க்கணும். அந்த செடி இருந்தா தான் மழை வரும். மழை இருந்தா தான் மக்களுக்கு தண்ணி கெடைக்குங்கிறது ரொம்ப பதிஞ்சுச்சு மனசுல. அதே மாரி அத சொல்லும்போதே என்னன்னா அந்த செடிங்கலாம் நம்ம வளர்க்கும்போது எடத்தெல்லாம் சுத்தமா வச்சிருக்கணும். அப்படிங்கத எல்லாமே சேர்த்து சொல்லிடுவோம் இல்லையா? அதுவும் சொல் எங்க அப்ப பார்த்தீங்கன்னா, எங்க வகுப்புக்குள்ளேயே ஒரு குப்ப கூட போடாது. சாப்படும் பொது கூட தெரியாம சிந்திரும். அத கூட கையால எடுத்து தரையில விழுந்தா கூட அத கையால எடுத்துட்டு போய் குப்ப தொட்டில தான் போடும் அந்த பாப்பா. என்னா நம்ம சுத்தமா இருந்தா தானே நமக்கு மழை வரும். உடனே அடுத்தது. நம்ம சுத்தமா இருந்தா தானே மழை வரும். நம்ம சுத்தமா இருந்தா தானே எனக்கு தண்ணீ கெடைக்கும். இல்லன்னா எனக்கு பாட்டில் எப்டி தண்ணீ கெடைக்கும்ன்னு ஆரம்பிச்சுரும் அந்த பாப்பா. நீ போய் போட்ரு விட்டுருமா விட்டுருமா. ஆனா ஒரு 6 மாசம் அந்த பாப்பா அதையே பேசிக்கிட்டு இருந்தது பாருங்க. உண்மையிலயே ரொம்ப பெரிய சந்தோஷமா தான் இருந்தது எனக்கு.
ஆ. ஆமாமாங்க. அச்சோ. அ. <laughs> அ. <laughs> <inhales> ஐயோ!

இப்பொ உள்ள ஜென்ரேசன்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா, கார்டானிங் அதாவது, பசுமைப் பழக்கங்கள் அப்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பக் குறைவா தான் இருக்கு. ஏன்னா, பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அ அவுங்களுடைய நேரங்கள்ல வந்துட்டு, மொபைல் மூலியமா, இல்ல வெளில போறது, இந்த மாரி விஷயங்கள தான் அதிகமா ஆர்வம் இருக்காங்க. அந்த மாரி நேரத்தில உங்க வீட்ல, உங்க கொழந்தைங்களுக்கு, இந்தப் பசுமை பழக்கங்கள் வந்துட்டு, எப்படி நீங்க வந்து சொல்லிக் குடுக்குறீங்க? அதைப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
என் பையன் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவான்? அப்டீன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு இந்தச் செடின்னா ரொம்ப புடிக்கும். அதனால, அவன நான் அப்பப்போ செடி வளக்கணும், அப்டீன்னு நானும் அப்பப்போ வீட்டிலிருந்து துளசிச்செடி, கற்பூரவள்ளி எல்லாம் வீட்ல வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி செடிங்கலாம் அவனுக்கும் என்னா பண்ணுவேன், ஒரு சின்ன தொட்டி ஒண்ணு ரெடி பண்ணிக் குடுத்துருவேன். அந்தத் தொட்டிக்குள்ள நீ என்னா வேண்ணாலும் வெதை போடலாம் அப்டீன்னு, அப்பப்ப கடுகு விதையை கொடுத்துர்றது. இல்லையா, வெந்தயம் வெதய அவனுக்கு குடுத்துருவேன். அது கடுகு, வெந்தயம் எல்லாம் என்னாகும்ன்னா, ஒரு 2 நாள்ல தானாவே மொளச்சு வெளில வந்துரும். அவனுக்கு உடனே ஒரு சந்தோஷம் ஆயிடும். அந்த 2 நாள்ல அவன "அந்த மண்ல நீ தான்ப்பா பொதைக்கணும், நீ பொதைக்கிற செடி இது, நீ புதைக்கிறது மொளச்சா தான் அது தானா செடியா வளரும்" அப்டீன்னு அவனுக்கு ஒரு கதை மாரியே அதைச சொல்ல ஆரம்பிச்சுருவேன். இந்தச் செடி வளந்து அ இந்தச் செடி வளந்தா உனக்கு பெரிய மரமாகும், இந்த மரத்திலிருந்து உனக்கு வந்து பழங்கள் நெறையா கிடைக்கும் இந்தப் பழம் இருந்ததுன்னா நெறையா குருவிகள் அது மாரி இந்த மாரி பறவைகள் எல்லாம் உன் மரத்தைத் தேடி வரும். இந்த மாரி ஒரு 2 நா அந்த 2 நாள் பாத்தீங்கன்னா, அந்தச் செடி சம்மந்தமாவே கதை சொல்லிகிட்டே இருப்பேன். அதில அவன் என்னா பண்ணுவான்னா
சரிங்க. ஆமாங்க. ஓ. ஆமா. சரிங்க. ஆ, aa. புரியுது. அதாவது அந்தச் கொழந்தைக்கு, அந்த கொழந்த மாதிரியே, அவுங்க என்னா சொன்னா நம்புவாங்களோ, அது மாரியே கொண்டு போயிருக்கீங்க.
ஆமா கண்டிப்பா அவன் அவனும் ஆனா நம்பிருவான். அந்தச் சின்ன வயசுல நான் சொல்றது எல்லாத்தயும். அ நம்பிட்டு என்னா பண்ணுவான்? அந்த வீட்ல இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக் டப்பாங்க, அந்த மாரி இதெல்லாம் எங்கிருந்தாவது மண்ணை எடுத்து ரொப்பி கொடுத்துருவான். அதில உடனே அவனும் க "நானே வெதை போடுறேன்" அப்டீன்னு சொல்ட்டு, கடுகு மொத்தத்தையுமே ஒரு டப்பால கொட்டுறது, ஒரு இதில அந்த மாரி வெந்தயத்தப் போட்டுவிட்டு போட்டுட்டு அதில, அ அவனே வேணுண்ட்டே மண்ணப் போட்டுப் பொதச்சு வுட்ரு, அப்படி இப்படின்ல்லாம் சொல்லிக் குடுத்துருவேன். எல்லாம் பண்ணீடுவான். முடிச்சவோன்னே என்னா ஆகும்? "ஆ தண்ணீ தெளிப்பா டெய்லி தண்ணீ தெளிக்க மறந்துறாத" அப்டீன்னா, காலையில எழுந்துர்றானோ இல்லையோ, ஃபஸ்டு வேல குடுகுடுன்னு ஓடிப்போய்ட்டு ஒரு மக்க தூக்கிட்டு வருவான் "அ ஊத்தக்கூடாது கொஞ்சமா தெளிச்சா போதும்" அப்டின்னு சொல்லிக் குடுத்த்தோன்னே, அவனும் அது மாரி கொஞ்ச கொஞ்சமா தான் தெளிப்பான். தெளிச்சுட்டு அது ஒரு 2 நாள் கழிச்சு அது மொளச்சு வந்துரும். அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. நாம வச்ச செடி வளந்துருச்சு அது பெரிய மரமாப் போப் போது, அதிலருந்து பறவை வரப்போது அப்படி இப்டி அது ஒரு 2 நாள் கழித்து அத நான் வெட்டி உட்ருவேன். "ஐயயோ! என்னம்மா இது செடி பாதிக் காணோம்?" ஏன்னா அவனுக்குத் தெரியாம தான் வெட்டி உட்டுருவேன். "என்னம்மா செடிய பாதி காணோம்?" அப்படின்னுவான். "இல்லப்பா அது வந்து குருவி வந்ததுல்ல, அது வந்து சாப்ட்டுப் போய்டுச்சுன்னு" ஏன்னா அவன் பள்ளிக்கு போன நேரத்தில தான் இந்த வேலை எல்லாம் பண்ணுவேன்.
சிறப்பு. <laughs> சரிங்க. அம் சரிங்க. <laughs> ஆ. சிறப்பு. அ. அ. ஆ சரிங்க. ஓ! ஆ, சரிங்க.
ஏன்னா அவன் பாத்தான்ன்னா, அழுவானே அப்டின்னு சொல்ட்டு, அதுக்காக வந்து பண்ண மாட்டான். ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது, அ "குருவி வந்துதுப்பா, உன் செடின்னோன்னே, அஜய்யோட செடி அப்டின்னு சொல்ட்டு, பிச்சு சாப்ட்ருச்சுப்பா" அப்டின்னு சொல்ட்டுல்லாம் சொல்லுவேன் நானு. "அப்படியா?"
புரியுது புரியுதுங்க. அப்ப அவன் என்னா சொல்லுவாங்க?

நிச்சயமா. இத தவிர உங்க வீட்ல, நீங் க எந்த மாதிரிலாம் வந்து ஒரு பசுமை பழக்கங்கள் வச்சிருக்கீங்க?
அது நடுவுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தது, எங்க வீட்ல. அப்ப நாங்களே வந்து ஒரு சில செடிகள் தொ தொ தொட்டி வச்சு, அதில ஒரு சில காய்கறிகள்லாம் போட்டோம். இல்ல மொதல்ல பார்த்தீங்கன்னா காராமணி பயர் வந்தது, எங்க வீட்ல ரொம்ப. ஒரே ஒரு தரவ தான் போட்டேன். அதில பார்த்தீங்கன்னா ஒரு 100, 150 காய்கிட்ட வள வளர்ந்தது, அந்த ஒரு விதையில. அப்பவும் என் பையன் கொஞ்சம் ஒரு வளர்ந்த பையன் தான். ஆனா, அப்போ ஒரு ஆர்வம் வந்தது. "அம்மா அத பாரும்மா முளைச்சுடுச்சு, பாரும்மா, அம்மா அதை பார் வளர்ந்திருச்சு பாரும்மா, அத பாரும்மா காய் வந்துடுச்சி பாரு. நான் போய் பறிச்சுட்டு வர்றேன்" அப்படின்னு போவான். அதெல்லாம் ஒரு அவனுக்கும் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல பழக்கத்தில தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் பண்ணிட்டு
ம். ஓ! சரிங்க. அடேங்கப்பா! ஆ. ஓ! இப்பவும் வந்து நீங்க அந்த பழக்கங்கள்லாம், அது அதாவது செடிகள் இந்த மாதிரி மரங்கள்லாம் அதிகமாக வச்சு அதனோட பயன்பாடுகள்ல வச்சுட்டு இருக்கிங்க இல்லைங்களா?
இப்போ, வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் தான் எனக்கு வைக்க இடம் இருக்கு, இடம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் நெறைய செடியை வச்சுடுவேன். ஒரு தொட்டி வாங்கியோ இல்ல அந்த மண்ணில குழித்த ஏதோ ஒரு விதத்தில வச்சு நமக்குத் தேவையான காய்கறிகள்ல நம்மளே வீட்ல விளைவிக்கலாம், அப்படிங்கிற அளவுக்கு நான் பழக்கங்கள்ல பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் கீரைகள் இதை வளர்க்கிறதும் நாங்க எங்க வீட்ல பண்ணிட்டு இந்த நுண் கீரைகள் வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டோட ஆரோக்கியத்த நம்மளே அந்த கீரைகள் மூலமா
சரி, சரிங்க. ரொம்ப சிறப்பு. அ ரொம்ப, சிறப்புங்க.